இந்த பவர் நேப் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ இந்த காலை நேரம் எந்திரிசிச்சுட்டு, கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டு இல்ல படிக்கிறவங்களாகட்டும், ஏதோ ஒண்ணு. நம்ம ஸ்கூல்லயே படிக்கிற காலங்களாகட்டும், சாப்பிட்டு வந்துட்டு <inhales> அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்டியே கை மேல அப்பிடியே கன்னத்து மேல கை வச்சுட்டு ஒரு மாரி அப்டியே கவனிக்கிறமாரி நடிப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு 10 நிமிஷம் கா மண்நேரம் தூங்குனா தான், அதுக்கு அடுத்த விஷயங்கள் நமக்கு வந்து, அ இன்ட்ரெஸ்ட் போகும். கவனிக்க முடியும். அந்த 10 நிமிஷம் தூக்கம் இல்லன்னா, அப்டியே சொக்கி, சொக்கி விழுந்துட்டே இருப்போம். ஒரு மாரி எரிச்சலாவே இருந்துட்ருப்பீங்களா! <inhales> அந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அத பத்தி என்ன நெனக்கிறீங்க?
நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. இந்த சிறு தூக்கம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம்னு சொல்ல முடியாது. ச்சும்மா ஒரு 10 லேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம டக்குனு தூங்கி எழுந்திரிக்கிறது தான். அதனால வந்து நம்மளுடைய உடலும் மனசும் 2மே வந்து அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்டின்றது கெடைக்கும். அ பாடி ரீசெட் பண்றமாரி இப்போ ஃபோன்லாம் ரொம்ப ஹேங் ஆச்சு அப்டின்னா, ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லயா! அந்த மாதிரி நம்ம உடம்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறதான் நீங்க சொன்ன அந்த பவர் நேப் அப்டின்றது. அ எனக்கு எப்டின்னா, காலைல நான் எப்டியுமே 5:00 மணிக்கு எழுந்திரிச்சுருவேன். 5:00 லேருந்து, 5:15 க்குள்ள எப்பவுமே எழுந்திரிச்சுருவேன். எழுந்திரிச்சிலேருந்து எனக்கு ஃபுல்லா வேல இருந்துகிட்டே இருக்கும். அ டயர்ட் ஆகாம வேல செஞ்சுக்ட்டே தான் இருப்பேன். அப்புறம் ஒரு 9:00 மணி போல நான் சாப்ட்டு முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ் கெளம்பும்போது, பஸ்ல ஏறிட்டேன்னா போதும், எனக்கு அந்த நின்னுட்ருந்தாலும் தூக்கம் வரும். ஒக்காந்தாலும் தூக்கம் வரும். சரியான தூக்கம், அடிச்சு தள்ளும்.
ஆமாங்க. ஓகேங்க. ம். சரிங்க. எப்டிங்க நின்னிட்ருக்கும்போது தூக்கம் வருது?
ஆமா. எனக்கு சீட் கெடைச்சா பரவாயில்லயே! அப்டின்ருக்கும். எப்பயாவது சீட்டு கெடைக்கும். ஆனா, டிரைவருக்கு ஆப்போசிட் சைட்ல சீட் கெடைச்சிதுனா, அங்க தூங்கக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. "ட்ரைவருக்கு தூக்கம் வந்துரும். லாங் போறவரு" அப்படின்ட்டு. நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:15 மண்நேரம் டிராவல்லு. எனக்கு அப்போ அப்போ என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அப்டி ரெண்டு கைய இப்பிடி வச்சுக்குவேன். டிரைவர் சைடு இங்க என் கை என் முகம் தெரியாதமாரி கைய வச்சுக்ட்டு இப்டி தூங்குவேன் நானு. சும்மா வேடிக்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்பிடி தூங்குவேன் நானு. அந்த அளவுக்கு வந்து
ஓ! ஓ! 1:15 மணிநேரம். சரிங்க! சூப்பருங்க. ஓ! நான் பவர் நேப்பு மதியான நேரம் தான் கேள்விப்பட்ருக்கேன். நீங்க காலைல பவர் நேப் எடுக்குறது எனக்கு புதுசா இருக்குதுங்க!
இல்ல, இல்ல. அ அது அதாவது நீங்க சொல்றது வந்து மதியம் நேரத்தில ந நெறைய பேருக்கு அந்த ஒரு சோக்கம்ன்றது இருக்கும். அது வேற. நான் சொல்றது காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சி ஃபுல்லானா ஒரு 5:00 மணிலேருந்து ஒரு 10:00 மணினா 5 மண் நேரம் ஃபுல்லாவே எனக்கு என்னுடைய உடல் உழைப்பு இருந்துக்ட்டே இருக்கும். அப்போ சாப்ட்டு முடிச்ச உடனே எனக்கு அப்பிடி தூக்கம் தள்ளும். கொஞ்சம் கூட எனக்கு வந்து ழ ம எ அடுத்த வேலை செய்யணுனு தோணவே தோணாது. அப்போ எனக்கு ரொம்ப நேரம் தூக்கன்லாம் தேவ தேவப்படாது. அதிகபட்சம் ஒரு 10- லருந்து பதின 15- நிமிஷம் தூங்குனாவே போதும். அப்டே கண்ண மூடிட்டு எந்திரிச்சா, பாடி டக்குன்னு அப்டியே ரெஃப்ரெஷ் ஆயிரும். எனக்கு தெரியும். அப்டியே ஒ உடலுக்குள்ள ரத்தம்லாம் ஓட்றத் ஜிவ்வுன்னு. <inhales> அப்டியே, <inhales> அ என்ன சொல்றது? தலையில அந்த அளவுக்கு அப்டியே ரத்தம் ஓடுற மாதிரி தெரியும். நமக்கே ஒருமாதி வ ஹார்ட்லாம் பட பட படன்னு அடிச்சுக்கும். அப்ப கொஞ்சம் நேரத்லயே ஒரு ப ஒரு 10 நிமிஷம். <chuckles>
ம். ஓ! 5:00 மணிக்கு எழுந்திரிச்சிப்ப. ஓகே, ஓகே. புரியுது. கண்டிப்பாங்க. ஆமாங்க! கரெக்ட்டு. இப்ப பவர் நேப் தூங்கி ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு டக்னு படபடப்பா இருக்கும் ஒரு அந்த 2 நிமிஷத்துக்கு.
ஆமா. அது எப்பிடின்னா, பாடில வந்து இந்த வ இரத்த ஓட்டம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கா? இது என்னன்னு தெரியல. <inhales> என்ன கதன்னு அது தெரியல. ஆனா கொஞ்சம் படபடப்பா இருக்கும். தலையில வந்து அந்த அ கரெக்ட்‌டா அந்த நெத்திப் பொட்டுக்கிட்டக்க பட பட படன்னு துடிக்கும். <inhales> அ ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டா இருக்கும். இதெல்லாம், இதெல்லாம் என்ன அதிகபட்சம் ஒரு 4- லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள சரியாயிரும். நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவோம். அதுக்கப்பறம் ரெஃப்ரெஷ் ஆயிருவோம். அடுத்த வேலைகள நம்ம வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து <inhales> அ அந்த, அந்த சின்ன குட்டி தூக்கம் இருக்கு இல்லயா! அதோட பவர் அவ்ளோ பெருசு. ஒரு வேளை ஆ ஹ அ சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. இப்போ அது ஒரு ஒருத்தர் ஒவ்வொருத்தங்க வந்து 10 நிமிஷம் தூங்குனா போதும். ஒருத்தங்களுக்கு 20 நிமிஷம். அதனா, ஒவ்வொன்னுக்கும் எதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஒரு 1/2 மண் நேரத்துக்கு மேல தூங்குனா, இந்த பவர் நேப் எப்பிடி இருக்கும்? இல்ல டக்னு ஒரு 10 நிமிஷம் டு 20 நிமிஷம் தூங்குனா எப்பிடி இருக்கும்? ஏதா வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா?
இல்ல. அது வந்து அவுங்க அவுங்களுடைய உடல் வாக பொறுத்ததுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எனக்கெலாம் வந்து ஒரு 6 மண் நேரம் ட நைட்‌டு தூங்கினாவே வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டா அடுத்த நாள் இருப்பேன். சில பேர்லாம் "எனக்கு 8 மணிநேரம் தூக்கத்தில வ 1/2 மண் நேரம் கொறஞ்சாலும் வந்து எனக்கு அ அடுத்த நாள் ஃபுல்லா சோக்கமா இருக்கும்." அப்டின்னு சொல்லவாங்க. அது அவுங்க அவுங்களுடைய அதாவது ஒரு நாளுடைய உடல் உழைப்பு இருக்கு இல்லயா! அ அந்த அளவுக்கு உடல் பாதிப்பு அ அடஞ்சிதுன்னா, நம்ம வந்து அவ்ளோ ஒரு அ என்ன சொல்றது? அ உடலுக்கு அவ்ளோ அமைதிய நம்ம குடுக்கணும். அ ரெஸ்ட்டு, ரெஸ்ட்டா இருக்கணும். எந்த வேலையும் செய்யாம ஐடில்ஸ் ஸ்டேட்டில்ன்னு சொல்லுவோம் இல்லயா! அந்த ஐடில் ஸ்டேட்லேயே இருக்கணும். அந்த 8 மணி நேரம்ன்றது. ஏன்னா, அவுங்களுடைய உடல் உழைப்பு அவ்ளோ இருக்கும். அ அதே மாதிரி இப்போ எ நெறைய யோசிச்சு, யோசிச்சு அந்த ம மன உழைப்புன்றுவாங்கல்ல, அந்த மாதிரி மூளைக்கு நெறைய வேலை செய்றவங்க, அவுங்களுமே டயர்ட் ஆவாங்க. அவுங்களுக்கும் வந்து இவ்ளோ நேரத்துக்கும் கண்டிப்பா தேவைப்படும். சோ, அது அவுங்கவுங்க செய்ற வேலைய பொறுத்தது. எனக்கு வந்து இந்த குட்டி தூக்கன்றது அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயும் நான் ரெடி ஆயிருவேன். ஆமா, அவ்ளோ நேரலாம் எனக்கு தேவப்படாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து எனக்கு பஸ்ல சீட் கிடைக்காம தூங்காம போயிட்டேன்னா, ஆஃபீஸ் போனதுலேருந்து எனக்கு தூக்கம் தள்ளும். எனக்கு ஒரு வேல கூட செய்யவே தோணாது. ஒரு டீ குடிச்சா சரியாயிருமா அப்டின்னா டீ குடிச்சும் எனக்கு சரியாகாது. என்னான்னு தெரில. சும்மா கண்ண மூடிட்டு ஒரு 4, 5 நிமிஷம் அப்டியே கண்ண மூடிட்டு அதுக்கப்புறம் முழிச்சாக்கூட எனக்கு ஓகே அப்டின்றமாதிரி ஆயிரும். அந்த குட்டி தூக்கத்துக்கு
சரிங்க. ம். கண்டிப்பாங்க. சரிங்க. ம். சரிங்க. காலைல மட்டும் தான் எடுப்பீங்களா! இல்ல சாயந்திரம் திரும்பக்கீனு வரம்போது அப்பவும் தூங்குவீங்களா?
இல்ல, எனக்கு உண்மையாவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வரும்போது, எனக்கு தூக்கமே வராது. 1 நாள்கூட நான் அப்டி தூங்குனதே கிடையாது. ஆனா, காலைல கெளம்பி போம்போது தான் எனக்கு ஏன்னே தெரியல. அவ்ளோ தூக்கம் சொக்கும். அ நல்ல வேலை செய்றோம்மா, சூப்பரா சாப்புட்றோமா வேற! காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா எடுத்துக்கிறோமா! சாப்ட்டு முடிச்ச்சோன்மே தான் அந்த தூக்கம் வரும். ஒரு வேள சாப்டலேனா அந்த தூக்கம் எனக்கு வராது அப்பிடி. அப்புறம் இது இது வந்து இப்போ ரீசென்ட்டா நான் ம என்ன சொல்றது? ஒரு அன் 5 வருஷத்துக்குள்ள இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். அந்த லஞ்ச் முடிச்சுட்டு, அடுத்த ஹவர் எப்பவுமே எங்க ஸ்கூலலாம் சோஷியல் ஹவரு தான். <inhales> சோஷியல்ன்னா மத்த நாள்லயே தூங்குவோம். அ <chuckles> நான் எப்பிடின்னா, புக்க வந்து மடில வச்சுக்கிறேன் அப்டின்டு சொல்லிட்டு டெஸ்க்ல உக்காரும்போது மடில புக்க வச்சுக்கிட்டு, அப்டியே குனிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கமாரி அப்டியே தூங்குவேன். எனக்கு நான் கான்ஷியஸ்ல தான் தூங்குவேன். ஆனா, ஏதா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டக்குனு முழிச்சு பதில் சொல்றமாதிரி அதில என்னென்னா நம்மளே அறியாம தூங்கி ஒரு தட
கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அது எப்பிடிங்க கான்ஸியஸா தூங்குறது? எனக்கு புரியல! புதுசா இருக்குங்க.
ஆமாங்க. நெஜமாவே தெரியும்! அவுங்க பேசிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அ "கிளாஸ்ல மிஸ் இருக்காங்கன்றது தெரியும். தூங்கி விழுந்துற கூடாது, அ டக்குனு முழிச்சுர்ணும். கரெக்ட்‌டா ஒரு 10 செகண்ட்ல முழிச்சிர்ணும்" இப்பிடி நம்ம நெனைச்சுக்கிட்டே அ அந்ததுதான் ரொம்ப கான்ஷியஸான தூக்கன்னு சொல்லுவோம். <inhales> அது நம்ம மன மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கம் அப்டின்றது. ரொம்ப ஆழ்ந்துலாம் தூங்கிற மாட்டோம். அதுலயே ஒரு சமயம் என்னாச்சுன்னா, அப்டியே தூங்கி உழுந்துருவோம்ல. அப்ப டக்குனு ஒருமாரி ஒழுக்கி விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன்! எல்லாருமே நம்மளயே பாக்குற மாதிரி, என்னமோ நடக்குற மாதிரி ஏதோ புது உலகத்துக்கு வந்த மாரி அப்பிடி இருக்கும். பயந்துருவோம் ஒரு செகண்டு. அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிருவோம். <chuckles> ஆனா, அந்த நேரத்தில அப்பிடிதான் இருக்கணும். எனக்கு நெறைய நேரம் இப்டி ஆயிருக்கு. நான் புக்க கீழே வச்சுக்கிட்டு அப்டியே கண்ண மூடிட்டே தூங்குவேன். அ திடீர்னு ஏதாச்சும் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் முழிச்சுருவோம், இல்ல நானே தூங்கி அ கீழ விழப் போயிட்டேன்னா, வந்து முழிச்சுருவேன். முழிச்ட்டு திரும்பி பாத்தா, ஏதோ "எல்லாரும் நம்ளயே பாக்குறாங்க" அப்பிடின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். அப்பா! நல்லவேள யாரும் நம்மள பாக்கல!
ஓ! ஆமாங்க. கண்டிப்பா. ஆ. <chuckles> ஆமாங்க. இப்போ மதியானம் இந்தமாரி பவர் நேப் இல்லன்னா, உங்களோட பவர் டைம்‌ல இந்த பவர் நேப் சிறு தூக்கம் எடுக்கும்போது, நைட்டு வந்து இது தூக்கம் லேட் ஆகுறமாரி ஏதா உணர்ந்திருக்கீங்களா? தூக்கம் வராம இருக்கிறமாரி.
ம்ஹ்ம். இல்ல. அந்தமாரி வந்து எங்க அம்மா சின்ன வயசில சொல்லுவாங்க. "பகல்ல தூங்குனா நைட்‌டு எப்டி தூக்கம் வரும்? நைட்‌டு தூக்கம் வர்ல்ல, தூக்கம் வர்ல்லன்னு பொலம்பிட்டே இருக்க" அப்பிடின்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசில அந்தமாரி பிரச்சனைகள் இருந்தது. ஆனா, இப்போ அப்டி கெடையவே கெடையாது. நான் பகல்ல தூங்குனாலும் சரி, நைட்‌டு ஒரு 10:00 மணிக்கு, எனக்கு இந்த மூச்சு பயிற்சின்ற ஒரு பழக்கம் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்போ ஒரு ஒரு மூ ஒரு 7, 8 வருஷங்களாகவே இருக்கு. அதுவும் பண்ணுவேன். தியானமும் பண்ணுவேன் நானு. சோ, அந்த மாரி விஷயங்கள்னால ஒரு அழகான ஒரு ட்யூன் சின்ன ரொம்ப மெலிசான ஒரு ட்யூனு ரொம்ப சவுண் லவுடரா இல்லாம அது போட்டு ஃபோன்ல பக்கத்ல வச்சுட்டு, ஒரு 20 நிமிஷம் அப்டியே தியானம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்ட்‌டா அந்த 15 நிமிஷத்த தாண்டி 20ஆவது நிமிஷம் வரும்போதே தூக்கம் தள்ளாட ஆரம்பிச்சரும். 20 நிமிஷம் ம் அது கரெக்ட்‌டா அந்த மியூசிக் நான் 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அது முடிஞ்சுதுனா நான் தியானம் பண்ணி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். அ அத கேட்டுட்டே பண்றதுனால அப்போ 20 நிமிஷத்ல அப்டியே சூப்பரா ரொம்ப சோக்கமா இருக்கும். அப்டியே வந்து படுத்து நான் தூங்கிருவேன். ஒரு 10:30குள்ள தூங்கிருவேன் அதிகபட்சம். நான் அதுக்கு மேல வந்து நான் டைம் எடுத்துக்க மாட்டேன். அ அதனால எனக்கு இந்த பவர் நேப்னால, நைட்‌டு தூக்கம் வந்து கெடாது. அ ஆனா, இப்போ லீவு நாட்கள்ல சண்டேக்கள்லலாம் பாத்தீங்க அப்டின்னா, ம மதியம்ல ஸோ ஹெவியான ஒரு லஞ்ச்சு சாப்ட்டு முடிச்சா தூக்கம் தள்ளும். வந்து படுத்தா திரும்ப வந்து ஒரு 3:00 மணிக்கு படுத்தா, 5:00, 5:30 வரைக்கும் எந்திரிக்கிறதே கிடையாது. ஒரு 2:30 மணி நேரத்துக்கு மேலயே நல்லா தூங்குவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாரியான சமயங்கள்ல
சரிங்க. ஓ! ஓ! சூப்பருங்க. ஓ, சரிங்க. சரிங்க. ஆமாங்க. ஓகேங்க. அப்ப தூங்கும்போதாச்சும், அந்த நைட் எதாச்சு தூக்கம் கம்மியாகுமா?
ஆமா. அந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். நைட்‌டு இது ம ஒருவேள வந்து 12:00 மணி வரைக்கும் தூக்கம் வராம இருக்கும், அப்பிடி இல்ல அப்டினா தூங்கிட்டு, 2:00 மணிக்கெல்லாம் முழிச்சுருவோம். "இன்னும் 5:00 மணி ஆகலயா!" அப்டின்றமாரி இருக்கும். சோ, ஐ எப்பிடியன்னா பேலன்ஸ் ஆகுது. நம்ம பாடிக்கு தெரியுன்ல! "இவளுக்கு இவ்ளோ தூக்கம் போதும், இதுக்கப்பறம் முழிச்சுக்குவோம்" அப்டின்ற மாதிரி, நம்ம உடலுக்கு தெரியுது தானே!
கண்டிப்பாங்க. இப்போ, அந்த ஒரு கால்மன் நேரம், 20 நிமிஷம் தூங்குனா, இப்போ ஒரு சில பேர் எனக்கு புரொடக்டிவிட்டி எக்ஸ்ட்ராகும். நான் படிக்கறதுக்கும் நிம்மதியாக படிப்பேன். ஆனா, எங்க ஸ்கூல்‌ல விடமாற்றாங்க. ஐடீ கம்பெனி, நெறைய கம்பெனிகளுக்கு கூட ஒரு சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா நல்ல வேல செய்யலாம். ஆனா விடமாட்டேங்கராங்க. ஏன்னா இந்திய க அலுவலக கல்ச்சர்‌கள் அப்டித்தா இருக்கு. ஆ, அடுத்தவங்கிட்ட எப்டி வேலை புளியனும், அவுங்ளோட அ கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம. அப்டி எதாச்சு ஒரு விஷயம் மாறுதல்கள் கொண்டு வந்தா நல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமா. கண்டிப்பா. ஆனா அதுக்கு வந்து நம் நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அ அரசியலமைப்பு சட்டம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு அந்த மாரியான ஒரு இது சொல்லவே கிடையாது. அது அந்தரு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்கல்ல. அது எல்லாமே தனிப்பட்ட உங்கள சார சார்ந்தது. அ ஆஃபீஸில வந்து இ இவ்ளோ நேரம் வேல ப குடுக்கணும் ஒரு 8 மணி நேரத்துலேந்து. ஏன்னா, இப்ப மா மாத்திட்டாங்கல்ல டைம் கொஞ்சம் கொஞ்ச நாளா இல்ல? 11 மணி நேரம் ஆக்கிட்டாங்கல்ல? தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய அந்த வேலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு?
கண்டிப்பா. இல்லையே, 8 மணி நேரம் தான்.
இப்போ, ஒரு ரீசென்ட்டா அந்த மாரி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. அந்த பத்தி ஒரு அம் ஒரு சட்டம் மாரி என்னமோ வந்தது அதுக்காக வந்து தொழிலாளர்கள் சைட்லேருந்து நெறைய அ போர்கொடிகள்லாம் உயர்த்திட்டுருந்தாங்க. அ தர்ணா பண்றேன், அப்டின்ற மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரொம்ப கிட்ட தா ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதா நா வந்து நியூஸில பாத்த மாரி எனக்கு ஒரு ஞாபகம்.
அப்டிங்களா? ஓ! சரிங்க. ஏன் புதுசா சென்ட்ரல் கவர்ன்மன்ட் இந்த லேபர் கோடு புது புதுசா குடுத்தாங்க. படிச்சேன். ஆனா அதுல அது மாரி எதுவும் ஏறுன மாரி எதுவும் நான் பாக்கலிங்க.
ஆமா. ஆ, அப்டிங்களா? இல்ல எனக்கு எங்கயோ காதுல கேட்ட மாரி ஒரு விஷயம். இந்த மாரி வந்து எவ்ளோ நேரம் வேலை செய்யணும் அப்டின்றதெல்லாம் வந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து குடுக்குறாங்க தான். ம் அவுங்களுக்கு வந்து இ-எஸ்-ஐ குடுக்கணும். பி-எஃப் குடுக்கணும். இதெல்லாமே வந்து அவுங்க பண்றாங்க. சேஃப்டி குடுக்கணுன்றது. பட்டு அந்த வேலை நேரங்கள்ல அவுங்களோட பரொடெக்டிவிட்டிய அதிகப்படுத்தணும். இல்ல அவுங்களுக்கு வந்து ரவ் வேலை செய்ற எடத்ல வந்து அவுங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி குடுக்கணும். அப்படின்றதெல்லாம் அந்த தனிப்பட்ட கம்பெனி நிர்வாகம் தான் பண்ணணும். அதுக்காக அரசு சைட்லருந்து எது எந்த இதுவும் இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது. ஒரு வேளை எடுத்தாங்கன்னா நிஜமாவே ந அ நல்லா தான் இருக்கும். ஏன்னா, அ இப்போ ஒரு வேலை செய்யும்போது நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா, தூங்கி தூங்கி, வழிஞ்சு வழிஞ்சு வேல செய்யும்போது நெறைய தவறுகள் வர ச வரலாம் குவாலிட்டி அதனால நெறையா அட் அடி அடிபடும். அ அந்த ப்ரொடக்டிவிட்டியுமே கண் கண்டிப்பா அது குறைய தான் செய்யும். அதுக்கு பதிலா அவுங்க ஒரு ப்ப 15 மினிட்ஸ் டைம் குடுத்து, "நீங்க அந்த கிரேஸ் பீரியட் நீங்க எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் உங்களுக்கு தூக்கம் வந்தா, போய் தூங்கிட்டு வந்து அடுத்த வேலைய பாருங்க அப்டின்னு ஒரு அ அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் குடுத்தாங்கன்னா, அடுத்த வேலைய திரும்ப செய்யும்போது, உ ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யவும் ஆரம்பிப்பாங்க. தப்பில்லாம வேலை செய்வாங்க. அதுதான் மெயினு. அ குவாலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது.
கண்டிப்பா. ம், ஆமாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கரெக்ட்‌டா சொன்னீங்க. ஏன்னா டிரைவிங் கூட நெறைய டிரைவர்ஸ் தூங்கிட்டே கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகுற விஷயங்கள் தான் நெறைய நடக்குது. அந்த மாரி இருக்கிறவங்க கூட ஒரு 10 நிமிஷம் 1/4 மண்நேரம் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து சரி, ஒரு 1/4 மண்நேரம் தானே, எடுத்தா பரவால்லையா இருக்கும். இல்லைங்களா?
நிச்சயமா. கண்டிப்பா. அதுவும் இரவு நேரங்கள்ல வந்து, இந்த 3 மணியிலேருந்து, 5 மணிக்குள்ள தாங்க அந்த ஆக்சிடென்ட் டே கண்டிப்பா அதிகப்படியா நடக்குது. ஏன்னா நைட்‌டு கூட லேட் நைட் ல கூட 1 12 மணி, 1, 2 க்லாம் வந்து முழிச்சிருப்பாங்க. இந்த 3 மணிக்கு அப்புறம் தான் அதிகாலை பொழுதுல தான், அவங்களுக்கு ஃபுல் நைட் டிரைவ் பண்றங்களுக்கு சுத்தமா முடியாதே. அவுங்க இப் நாங்களே லாங் டிரைவ் லாம் போறோம் இல்லயா? அப்போ போகும்போதே வந்து என்னுடைய கணவரு என்ன பண்ணுவாரு? அப்பிடீன்னா <inhales> 1 3:30 மணி அந்தமாரி ஆயிடுச்சு அப்பிடீன்னா, கரெக்ட்டா வந்து 1 ரெஸ்டாரண்ட் கிட்ட எங்கேயாவது போய் நிப்பாட்டிட்டு, அ "சரி, நீ ஏதாவது டீ குடிங்க" அப்பிடி இப்பிடிலாம் ஏதாவது சொல்லிட்டு கரெக்டா 1 30 நிமிடம் லேருந்து, 45 நிமிடம் அப்பிடியே போட்டுருவாரு. அவரு அப்பிடியே படுத்து தூங்கிருவாரு. அந்த காரிலயே படுத்து, 1 ம 40 நிமிடம்லேருந்து, 45 நிமிடம் மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது, அவருக்கு தூக்கம் வராது. ரிலாக்ஸ் ஆ தூங்கலாம். அ சே ரிலாக்ஸ் அ டிரைவ் பண்ணலாம். அ ஒரு வேள அப்பிடியே ஆனா நெறைய தடவ அந்தமாரி வந்து, நான் பேசிக்கிட்டே தான் வருதுவே வருவேன். இருந்தாலும் எனக்கு தூக்கம் தள்ளும்ல. என்னால இந்த தூ தூக்கத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லயா? ஏனா உடனே நம்ம அ மெயின்டெயின் பண்றது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாரியான சூழ்நிலைகள்ல வந்து, "கொண்டு எங்கே நிப்பாட்டுங்க. ஒரு கடைகளா பார்த்து, இந்த நைட் கடைகள்லாம் இருக்குல்ல. அங்க நிப்பாட்டுங்க. 1 40 நிமிடம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க" அப்பிடீன்னு சொல்லிட்டு, அ ஓரமா ம சாத்தி போட்டுட்டு, அப்பிடியே தூங்கிட்டு கார்லே தூங்கிட்டு, அப்பிடியே நாங்க திரும்ப அ கிளம்பி வர மாதிரியான சூழ்நிலைகள் நெறைய தடவ ஏற்பட்டுருக்கு. அது சேஃப்டி யும் கூட.
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. ஆமாமாங்க. ஆமாமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க, அறிவியல் ரீதியா எதாச்சும் உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? ஏன் இது மாதிரி நமக்கு இது ஒரு 20 மினிட்ஸோ 1/2ரோ தூங்கினா ஓரளவுக்கு பாடி ஏன் அது ரெக்கவர் ஆகுறன்ற மாரி?
ஆமா கண்டிப்பா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எதனால வருது? அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியான உடல் உழைப்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது, இந்த குட்டி தூக்கம் அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவ. அ இன்னும் என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டரே வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து ஒரு 48 மணி நேரம்லாம் வேலை செஞ்சா, அதோட கெப்பாசிட்டி சொல்ற, நம்மளால 48 மணிநேரம் வேலை செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, அது ரொம்ப ஹீட் ஆயிரும். உள்ள இருக்கிற மெஷின்ஸ்லாம், அந்த பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கூல் ஆகணும். அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும். ஒரு 1/2னார் கழிச்சு போட்டுக்கலாம். வீட்டில் டிவி ஓடும்போதே, அம்மா என்ன சொல்லுவாங்க? காலைலேருந்து டிவி ஓடிகிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போடு. அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து அ நம்மளோட உடலுக்குமே அ ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரு காலையிலேருந்து தொடர்ந்து வேலை பண்ணீட்டுருக்கும்போது. ஒரு பிரேக் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து வு அந்த குட்டி தூக்கம் போடுறதுனால, நிறைய நன்மைகள் இருக்கு. நம்மளுடைய இந்த ஹார்மோனல் பிரச்சனைகள்லாம் வந்து வராம சமநிலையில இருக்கும். இம்பேலன்ஸ்டா இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஏ.எம்.எச். லாம் சொல்லுவாங்க. அதோட வேல்யூ வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்னு பெண்களுக்கு முக்கியமா அத அத பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான குட்டி தூக்கம். அ அதையுமே க நான் பரவாயில்ல தூங்கினா அதுவே பழக்கமாரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அதையே வச்சு வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. பரவாயில்ல, பரவாயில்லன்ட்டு. அதெல்லாம் ரொம்ப தவறு. ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தூங்கணும். ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ தூங்கிட்டு அடுத்த வேலைய பார்க்கலாம், அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். நம்ம நம்மளுடைய இந்த இரத்த அழுத்தத்தையும் ரொம்ப சீரா வச்சுருக்கும். நம்மளுடைய அந்த அ இதய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பவர் நேப்பு. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதெல்லாம் முடியாதுன்னாங்கன்னா, அது உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் கொண்டு வந்து குடுக்க தான் செய்யும்.
கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. இந்த பவர்னாப்ப இந்த சிறு தூக்கம் பத்தி ரொம்ப அருமையா விளக்குனீங்க. உங்களுக்கு அது எப்படி உதவுது? ஒரு சில விஷயங்கள் அது பண்ணா எவ்ளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கு அது? மத்த ஏதாச்சும், ஒரு தொழில் அ தொழில்துறைக்கோ, இல்ல மத்த விஷயங்கள் ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் தூங்கறது தப்பில்ல. அதேமாதிரி லேடீஸுக்கும், அது வந்து ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாம, தூக்கம் வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்குனா அடுத்த வேலை ப்ரோடக்டிவா நடக்கும். ஏஎம்எச் வேல்யூ பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.
மகிழ்ச்சிங்க.